இப்ப இருக்குற படங்கள்லாம் பார்த்தா, "அம்மா, அப்பாவ டேய் என்ன? போச்சி வந்துட்டான், அவ்ள தான். முடிஞ்சு போச்சு." அப்படிங்கற மாதிரியான வார்த்தைகள சொல்லி என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. ஒரு அப்பாங்கிறது, ஒரு கண்டிப்பான ஒரு ஸ்தானத்துல இருந்தா மட்டும் தான் அந்தப் பிள்ளைங்க வந்து உருப்புடும் அப்டிங்கறது வந்து அது வந்து உலக நீதி. அதுக்கு வந்து மாற்றுக்கருத்தே வேற எதுவும் கிடையாது. இப்ப இருக்கும்போதே, இந்த இப்ப இப்ப ஒரு படம் வந்துச்சு பாருங்க. ஏதோ ஒரு படம்மைச்சே. ஆ. இப்ப இப்ப படம் பேரு. அய்யோ! அந்த ட்ராகன் அப்றம். அ, அந்த ட்ராகன் அப்
<laughs> உண்மை. கண்டிப்பா. உண்மைங்க, உண்மை. ம். பரவால்லங்க. நீங்க சொல்லுங்க. இந்த கதைக்களத்த சொன்னாக்கூட பரவால்ல.
ஆமா. அந்த அந்த ட்ராகன் படத்துல இருந்து ஆமாங்க. அந்த படத்துல என்ன என்னலாம் வந்து வர வைக்கக்கூடாதோ அவ்ளோத்தையும் வச்சு முடிச்சிட்டான்னுங்க. ஆனா
ட்யூடா. ஆ. <laughs> கண்டிப்பாங்க.
இப்டி இருக்கும்போது பாத்தீங்க அப்டின்னா, இத பாத்துட்டு சமூகம், "ஓ! இப்படில்லாம் இருக்கலாமா?"
ம். இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்துட்டு, ரொம்பவே மறைமுகமாகவும் சரி, வெளிப்படையாகவும் சரி சொல்றாங்க இல்லைங்களா? அதாவது வந்து அ, நெறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்றது வந்து உண்மதான். முன்னாடி காலத்து படங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணன், தங்கச்சி பாசம் இருந்துச்சு. குடும்பத்துல வந்துட்டு, இந்த கூட்டுக் குடும்பமா இருக்கிற மாதிரி படங்கள் வந்து நெறையா இருந்து இல்லைங்களா? 1 அண்ணன் இருப்பாங்க. அவங்களுக்கு 2 தம்பிகள், 1 தங்கை அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா, வந்து அந்த படத்துல வந்து எல்லாமே நல்ல விஷயமா காமிக்கிறாங்கன்னா, இல்ல. அவங்களுக்குள்ள வர சண்டைகள் வந்து காமிப்பாங்க. அந்த படத்துலயும் 1 வில்லன் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து இந்த குடும்பத்த தாக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லா இருந்தது இல்லைங்களா? அது இயல்பான விஷயமா இருந்தது.
ஆமாங்க. ஆமாங்க. அந்த குடும்பத்த வந்து பிரிச்சிருவான். அந்த வில்லன் தான் பிரிப்பான். திரும்பி அதுலேருந்து எப்டி திரும்பி சேர்றாங்க. இப்டிலாம் ஒரு கதை இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப எ எடு இப்ப எடுக்குற படமே பாத்தீங்கன்னா, ஒரு தனி குடும்பமா தான் காட்டுறாங்க. சரி தனி குடும்பமா வச்சு காட்டுறாங்களே, சரி அப்டின்னு சொல்லிட்டு உட்டா அதுலயாச்சும் உருப்படியான உறவுகளாச்சு காட்டுறாங்களா? அவங்க அப்பாவ கூப்பிடுறது, "டேய் வாடா, இங்க வாடா. அப்படிலாம் கூப்புட்டா!" நம்ம பாக்குற நம்ம பசங்க என்ன நிலைமையாகும்? நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆகும்?
ஆமா. ஆ. இருந்தது, இருந்தது. <laughs> கண்டிப்பா. ம். அதுவு இல் <laughs>